அதாவது <tsk> அ இப்போ நாங்க பாருங்கங்க படத்திலேயே நெறைய காட்டுவாங்க. இந்த மாரி காசு நெறைய இருக்கும்போது நம்ம இந்த ஒரு கடத்தல் பண்ணலாம், இந்த மாரி ஒரு வேலை பண்ணா நம்மளுக்கு காசு கெடைச்சிரும், அப்படின்ற மாரி அ ஒரு நிலை இருக்கிறதா படத்தில காட்டுறாங்க. அத கடைசில என்ன சொல்லுவாங்க, இது ஒரு தவறான விஷயம், அதனால உங்கள பிடிச்சு நான் போலீஸ்ல போட்டோம் அப்டின்ற மாரியும் காட்டிடுவாங்க அந்த படத்துல. என்ன சொல்றெனா அந்த மாரி ஏன் காட்றீங்க? ம். <tsk> ஏன்னா, நீங்க காட்டிட்டு அது தவறுன்னு சொல்றதுக்கு காட்டாமலே அந்த ஒரு படத்த கொண்டு போலாமே. வேற வழியில நல்லபடியா கொண்டு போலாமேன்ற மாரி நான் சொல்ல வர்றேன். அது உங்களோட கரு
ம். ம். ஆ. ம். ம். ஆமா, ஆமா. அது வந்து அ அது தவறுதான். ம். <tsk> எனக்கும் அத புரிஞ்சுக்க முடியுது. ம். ஆமா. அ, நிச்சயமா. நிச்சயமா, என்னோட கருத்தும் அதுவா தான் இருக்கு. என்னன்னா, இப்ப நம்ம நீங்க சொல்றது உண்மதான். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ட்ரக்க பத்தி நிச்சயமா உங்களுக்கு உண்மையாவே ஆர்வம் இருக்கு, அத பத்தி சொல்லணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாரி போதைக்கு அடிமையானவங்கள பத்தி சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பாதிக்கப்பட்டவரட்டருந்து உங்க கதைய ஆரம்பிக்கணும். அவங்க அ அவரு என்ன மாரியலாம் பாதிக்கப்பட்டாரு? அவர் பாதிக்க பாதிப்பு அடஞ்சி அவரோட வாழ்க்கை என்ன மாரி ஆனது? ஆ அது வந்து அதனால நம்ம பண்ணாம இருக்கணுங்கிற தொணியில வந்து அது இருக்கலாம். அது வந்து சமூகத்துக்கு தேவையான கருத்து.
கண்டிப்பா. ஆ, கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டி கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ நல்லது. ஆ ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா, அந்த மாரி யாரும் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்றாங்கன்னு சொல்லிக்கலாம்.